ம். நிச்சயமாங்க. அந்த கற்பனையின் வாயிலாக நமக்கு நெற நெறைய கேள்விகள் வருது இல்லீங்களா? இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து இந்தக் கதை ரொம்போ நம்மள தாக்கிரும். சில கதைகள்லாம் அந்த மாரி தான் தாக்கத்த ஏற்படுத்தும். இப்போ அ ஒரு மலை கிராமம், இல்ல வேற ஏதாவது ஒரு மலை பின்னணியில ஏதாவது இருக்கிறது, ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்திரும். அப்படி ஒரு கதை எனக்கு ரொம்போ தாக்கத்தை ஏற்படுத்துனதுனால தான், நான் என்ன நெனைச்சேன்னா அந்த தாக்கத்தின் வெளிப்பாடாதான், "நான் ஒரு சின்னக் குன்றுக்காவது போயி, நான் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து அ அத உணரனும்." அப்படின்ற ஒரு ஆர்வத்த தூண்டுச்சு. அப்போ
<chuckles> ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. இப்போ அ இது இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு, அதாவது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு எ இடத்துக்கு, இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேரளா, இந்த மாரி அ சில இடத்துங்கள இடங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைக்காகவே வந்து இருக்குற இடம்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஏதாவது ஒரு இடத்துக்குப் போயி, "இந்த இயற்கையை வந்து அ சுவா இருக்கணும், ரசிக்கணும், அந்தக் காத்தை வந்து சுவாசிக்கணும்." அப்படீன்னு எதாவது மறக்க முடியாத ஏதாவது ஒரு பயணம் உங்களுக்கு இருந்தா அத பத்தி சொல்லுங்களேன்.
ம். ஆமா. ஆ. நிச்சயமாங்க. நான் கேரளாக்கும் நெறைய பயணம் போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அ, அ ஒரு திட்டவட்டத்தோட இல்லாம, ஒரு அப்படியே ஒரு சின்னதா ஒரு பயணம் மாரி கெளம்பி போயிருக்கேன். அ.. சில இடங்கள் பார்க் வந்து
சரிங்க. அந்த அங்க போனதை பத்தி, அத பார்த்தத பத்தில்லாம் சொல்ல முடியுமா?
நிச்சயமா. நான் தாராளமா பதிவு பண்ணுறேன். என்னன்னா அ நம்ம வந்து இப்ப நான் அங்க போனதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அது பாலக்காடு பகுத்-பகுதியில, நெல்லியம்பதின்னு ஒரு மலை கிராமம் இருக்குங்க. மலை இருக்கு. பெரிய மலை. அந்த மலையில வந்து, அந்த மலைக்குக் கீழ வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து அவரு கூட ஒரு வேலையா வந்து பேச வேண்டியிருந்தது. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, "நீங்க வந்து நம்ம இந்த இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம வந்து நெல்லியம்பதி மலை மேல இருக்கிற ஒரு அ பழங்குடியின மக்கள் தங்குற இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்தக் கதைய வந்து அங்க நம்ம வ் விசே இது பண்ணலாம், பேசலாம்." அப்படின்னு சொன்னாரு. ஒரு கதை விஷயமாதான், கதை டிஸ்கஷன்க்காகத்தான் போயிருந்தேன். அப்போ, "சரி போலாம்." அப்டின்
ம். சொல்லுங்க. சரிங்க. ஆ. நீங்கக் கதை எழுதுவீங்களா?
ஆ நான் கதை எழுதிருக்கேங்க. கதை எழுதிட்டும் இருக்கேன்.
ஆ சிறப்புங்க. அந்தக் கதைய பத்தி பேசுறதுக்காக, அந்த இடத்துக்கு நீங்கப் போயிருக்கீங்க இல்லைங்களா?
ஆமா.